இப்ப பார்துக்கிட்டீங்கன்னா, இயற்கை அப்டிங்குறது நமக்கு நெறையா விஷயங்கள கத்து தரும். அப்படி வந்துட்டு, அ எனக்கு வந்து ஒரு மழை அப்டிங்கிற விஷயம் என்ன கத்து தந்துச்சுன்னா, நம்ம வந்துட்டு அ எல்லா உயிர்களுக்கும் வந்துட்டு, நம்ம வந்து உதவியா இருக்கணும். எந்த தீங்கயும் எதிர்பார்க்காம நம்ம இந்த மாரி காற்று மாசு, இந்த மாரி நிறைய விஷயங்கள இயற்கைக் குடுத்துட்டே இருக்கும். இருந்தாலுமே மழை வந்துட்டு நம்மள வந்து, ஒரு பழிவாங்குறதோ மனிதர்கள் மாரி இல்லாம, நமக்கு அதனால முடிஞ்ச ஹெல்ப்ப மழை குடுக்குது. அதனால விவசாயிகள் ஆகட்டும், பயிர்களாகட்டும், இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்துட்டு, நமக்கு வந்து அ அது நல்லது பண்ணுது இல்லிங்களா? ஸோ, இந்த மாரி நெறையா விஷயங்கள் இயற்கை கத்து தரும். சோ அப்டி உங்களுக்கு ஏற்ற இயற்கை கத்துத்தந்த பாடங்கள் பற்றி சொல்லுங்களேன்.
நிச்சயமாங்க. இயற்கைனாலே வந்து எவ்ளோ அழகு தெரியுமா? ஆ இயற்கையே வந்து ஒரு இயற்கையான விஷயம். ஆ முதல் வந்து நான் இயற்கை கிட்ட இருந்து வந்து, என்ன விஷயம் கத்துக்கிட்டேன் அப்படின்னா, அந்த இயற்கை வந்து நம்ப பார்க்கம்போது எவ்ளோ அழகா பார்க்குறோம் இல்லையா? இயற்கையா இருந்தது. ஆனா நம்ம மனிதர்கள் என்ன பண்றோம் அப்டிண்ணா நம்ப இயற்கையாவே இருக்க மாட்டிக்கிறோம் இல்லையா, அதாவது ஒரு போலி முகமா இருக்கிறோம். நெறைய விஷயங்கள் வந்து நம்பளே ரொம்ப வந்து மிகைப்படுத்தி, அழகு படுத்தி, எல்லார்கிட்டயும் காமிக்கிறோம். ஒரு இயற்கையா மனிதர்கள் வந்து எப்படி இருப்பாங்க, மனநலம் எப்படி இருக்கும், ஒரு இயற்கையான விஷயம் அழகா சாப்பிடலாம். இந்த மாரி நம்ப இருக்க மாட்டிக்கிறோம். இல்லையா, ஆனா இயற்கையான விஷயங்கள் எல்லாமே அது மாரி அதே தான் இருக்கு.
ஆமாங்க. ம். <chuckles> கண்டிப்பாங்க.
இல்லையா? அப்போ அதே தாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இயற்கை வந்து நெறைய விஷயங்கள் அழகழகா நமக்கு கத்து குடுக்குங்க. அது நம்ப பாக்குற பார்வைல தான் இருக்கு. இல்லையா? இயற்கைங்கிற ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, அது வந்து ஆ ஒரு தலையா வந்து சார்ந்தது. என்ன அப்படின்னா, அது நமக்கு நன்மைய மட்டும் தான் தருது. ஆனா நம்ப அதுக்கு தீங்கு மட்டும் தான் தர்றோம்.
சரியா சொன்னீங்க. சரிங்க. கண்டிப்பா.
கண்டிப்பா. அது நமக்கு நெறையா விஷயங்களாருக்கட்டும். ஒரு உலகத்தில வந்து, வாழக்கூடிய ஒரு உலகமே வந்து ஒரு இயற்கை தான! அப்டின்ருக்கப்போ அதில வாழக்கூடிய வந்து இடம் குடுத்திருக்கு, நமக்கு சாப்பாடு குடுத்திருக்கு, நமக்கு நம்ப வாழ்றதுக்கான அந்த டெம்பரேச்சர் அப்டிங்கிற ஒரு விஷயம் குடுத்திருக்கு. இந்த மாரி எக்கச்சக்கமா குடுத்துருக்குங்க இயற்கை. ஆனா நம்ப அதுக்கு வந்து அழிவ மட்டும் தான் தர்றோம்.
கண்டிப்பா. சரியா சொன்னீங்க.
கண்டிப்பாங்க. அப்டி இருக்கும் பட்சத்தில வந்து, இயற்கைய வந்து நம்ம நிறைய விஷயத்தில வந்து ரொம்ப பாதுகாக்கணும். இன்னொரு விஷயம் அத அழகா நம்ம வந்து ரசிக்கணும்.
சரிங்க.
நிச்சயமாங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இயற்கைன்னாலே ரொம்ப அழகு இல்லையா? அதை பாக்கும் போதே, நம்ம அத அழகா பார்த்தோன்னா, ஒவ்வொரு விஷயமா நமக்கு அது பாடம் அழகா வந்து கத்து குடுக்கும்.
கண்டிப்பா.
என்ன அப்படின்னா, ஒரு சில விஷ்யலாம் இருக்குங்க. ஆ நீங்க வந்து ஒரு மன அழுத்தமா இருக்கீங்க. ஒரு, ஒரு சில விஷயமா இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு இயற்கைய சார்ந்த விஷயங்கள் பாக்கும்போது, உங்களுக்கு எவ்ளோ அழகா வந்து மன நிம்மதியா இருக்கு இல்லையா!
கண்டிப்பாங்க.
கண்டிப்பா, அதே மாரி தாங்க நெறைய விஷயம் நம்ப வந்து ஒரு சின்ன, சின்ன பூச்சியிலருந்து, பறவயிலருந்து, மரங்கள்லருந்து அழகா கத்துக்கலாம்.
சரிங்க, எந்த மாரி விஷயங்கள் சொல்றீங்க? கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன்?
கண்டிப்பா, ஒரு பூச்சிய வந்து எடுத்துக்கோங்களேன். அதாவது இந்த தேன் பூச்சி இருக்கு இல்லையா? அந்த தேன் கூடு இல்லையா? எவ்வளோ அழகா அதோட வாழ்க்கைய வந்து பாத்துட்டு, அ ஒரு பூலருந்து அழகா தேன் எடுத்துட்டு, அதோட வாழ்க்கைய வந்து எவ்வளோ அழகா வந்து கட்டுது இல்லையா? அதுக்கு காலம் வந்து குறைவு தான். ஆனா அதோட கூட்டத்தோட எவ்ளோ அழகா வந்து இணஞ்சு நறைய விஷயங்கள் செயல்படுது.
ம். ம். கண்டிப்பாங்க. கண்டிப்பா, சரியா சொன்னீங்க.
இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள் பாக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இன்னும் இயற்கை கிட்ட நெறைய விஷயங்கள் கத்துக்கலாங்க. அந்த வாசனை இருக்குல்ல, இயற்கையோட வாசன அந்த இயற்கையோட நம்ம இணஞ்சா நறைய நமக்கு இம்யூனிட்டி பவர் ஒண்ணு குடுக்குது.
ஆமாங்க. ஓ! அப்படிங்களா?
ஆமாங்க. இல்ல நிஜமாலே வந்து இந்த மருத்துவர் வந்து சொல்லுவாங்க. "இயற்கை வந்து மொத்தமா நெறைய விஷயங்கள் வந்து நம்ப வாழ்றதுக்கு அப்படின்னு வந்து குடுத்திருக்குங்க. அத வந்து நீங்க பயன்படுத்துங்க" அப்படின்னு சொல்லுவாங்க.
சரிங்க. ம்.
இல்லையா? அப் சொல்லுங்க.
இப்போ கண்டிப்பா. இப்போ இந்த மாரி விஷயங்கள் இயற்கையில இருந்துட்டு நீங்க நெறைய வந்து சொல்றீங்க. பட் இப்ப எப்படின்னா இப்ப ஒரு நான் சொன்ன மாரி, இப்ப மழையிலிருந்து நீங்க வந்து ஒரு நல்ல விஷயம் கத்துக்கிட்டீங்க. அது வந்து இயற்கைக்கு நம்ம எவ்வளோ கெடுதல் பண்ணாலும் அது நல்லது பண்ணும் அந்த மாரி. ஒரு சூரியன பார்க்கும்போதோ இந்த மாரி ஒரு கிளிகள், குருவிகள் இது மாரி இயற்கை சார்ந்த விஷயங்களோ, ஒரு மலைகள், ஓடும் நதிகள், ஆறு, கடல் இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மாரி ஒரு சில எடுத்துக்காட்டுகள் சொல்லி அதிலிருந்து என்ன கத்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும்ன்னு நான் நெனைக்கிறேன்.
கண்டிப்பாங்க. நிச்சயமாங்க. ஒரு குருவி எடுத்துக்கோங்களேன். ஒரு அம்மா குருவி என்ன பண்ணும், ரொம்ப அழகா வந்து அதோட குஞ்சுக்கள வந்து காத்து இருக்கும் இல்லையா?
கண்டிப்பா.
அழகா வந்து அதுக்காக வந்து ஒரு வீடு கட்டும் முதல்ல. அதுல வந்து யாரும் வந்து வராம இருக்கிறதுக்காக ரொம்ப அழகா வந்து பாதுகாத்து, முட்டைப் போடும். அப்பறமா வந்து அதுவும் ஒரு மரத்தில தான் வந்து அது இருக்கு இல்லையா? அப்பறமா இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, அ அதுவும் அது அதுக்காக வந்து சாப்பாடு வந்து எங்கெல்லாம் போய் தேடி அலைஞ்சு அத எடுத்துட்டு வந்து அதோட குட்டிகளுக்காக தருது. அது எவ்வளோ அழகான ஒரு இயற்கையான விஷயம் இல்லையா?
கண்டிப்பா. ரொம்ப அழகா சொன்னீங்க.
இதுல நம்ம அழகான ஒரு அன்ப பாக்கலாம். இல்லையா? அதை அதோட குட்டிக்காக எவ்ளோ கஷ்டப்பட்டு அதை வந்து குடுக்குது.
சரியா சொன்னீங்க.
பாதும்காக்குது, இல்லையா? அந்த மாரி ஒரு அன்பு வந்து, நம்மளும் வந்து, எல்லார்கிட்டையும் வந்து வெளிப்படுத்தணும்.
கண்டிப்பா. கண்டிப்பா.
கண்டிப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து, இந்த மழை போன்ற விஷயம், இந்த மேகங்கள் போன்ற விஷயமெல்லாம் இருக்கு. இல்லையா? அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, ரசிக்கும்போது, நெறைய விஷயங்கள் நமக்கு தரும். உதாரணத்துக்கு, அந்த மழை வந்து நமக்கு தண்ணீ தருதுனா, அதை வந்து நம்ம சேவ் பண்ண கத்துக்கணும் முதல்ல.
கண்டிப்பாங்க. ம். சரிங்க. கண்டிப்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாரும் இதை புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்டு சொன்னீங்க.
நிச்சயமாங்க. அதுக்கு எவ்வளோக்கு, எவ்ளோ வந்து அது தருதுதோ, நமக்கு வந்து அது நம்ப அந்த உலகமே நமக்கு எல்லா விஷயமும் நெறைய தருதுங்க. ஆனா நம்ம தான் அத பயன்படுத்திக்கவே மாட்டேங்கிறோம். இயற்கையான விஷயங்களெல்லாம்.
கண்டிப்பா.
கண்டிப்பா! அப்ப அந்த மழை தருது அப்படீன்னா அதை நம்ம கண்டிப்பா சேவ் பண்ணனும். இல்லையா? ஆனா நெறைய பேர் அத பண்றதில்லை, அந்த திட்டமே. ஒவ்வொரு வீட்லயுமே அந்த மழைநீர் சேமிப்பு திட்டம் வந்து, கண்டிப்பா வந்து ஒரு விழிப்புணர்வா சொல்லணும்ங்க.
கண்டிப்பாங்க. ஆனா கவர்மெண்ட்டே இந்த மாரி விஷயங்கள்ல வந்து எடுத்தாலும், மக்கள் வந்துட்டு, "அது காசு செலவாகுதோ, இல்ல வந்துட்டு அது இல்லாம எப்படி நம்ம ஏமாத்தி ஒரு லோன் வாங்கலாம்? இந்த மாரி விஷயங்கள் மக்கள் வந்துட்டு அதோட அடிப்படைய- அடிப்படைய புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. அது வந்து நம்ம நல்லதுக்கும் இன்ன நம்ம என்னோட நீர் ஆதாரங்கள் அதிகமா இருக்கும்னு தான் சொல்றாங்க. நம்மளும் அந்த மாரி விஷயங்கள காப்பாத்தணும் அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குதும் நிறைய பேருக்கு.
கண்டிப்பாங்க. இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மனிதர்கள் மட்டும் கிடையாது. அதாவது இந்த விலங்குகளா இருக்கட்டும், இந்த குட்டி, குட்டி குருவியா இருக்கட்டும். எல்லாருக்குமே வந்து அதோட தன்மை தான் இருக்கும் இல்லையா? ஆ எல்லாமே வந்து இயற்கை சார்ந்தது தான். அப்படிங்கறப்போ அந்த இயற்கையை வந்து அழிக்கும் போது நமக்கே, நமக்கு பாதிப்பு வரும்ன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
கண்டிப்பா. சரியா சொன்னீங்க.
மக்களுக்கு நெறைய பேருக்கு. அ உதாரணத்துக்கு வந்து நெறைய விஷயம் இருக்குங்க. அ அதாவது ஒரு படம் கூட பார்த்துருப்பீங்க "காந்தாரா" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காட வந்து எவ்வளோ தெய்வீகமா காமிச்சிருப்பாங்க. அதே சமயத்தில அந்த காட வந்து அழகா நம்ப பார்க்கணும். இதுல முன்னோர்கள் இருக்காங்க அப்படின்னும் காமிச்சிருப்பாங்க இல்லையா?
ஆமாங்க. கண்டிப்பா. ரொம்ப அற்புதமான விஷயங்கள காட்னாங்க. எப்படி அவங்களோட பண்பாடு, பழக்கவழக்கங்கள் எ எப்படி மேலை நாடுகள்லருந்து வந்து நம்மளுக்கு ஒரு நம்ம எப்படி அந்த மிளகு இந்த மாரி விஷயங்களை ஒரு அ அந்த மாதிரி ஒரு நெறைய பேர் போர்த்துகீஸ் காரங்களுக்கெல்லாம் கொடுத்தோம். இந்த மாரி நெறைய விஷயங்கள் நீங்க சொன்ன மாரி அழகா காட்டியிருப்பாங்க.
ஆமாங்க. நிச்சயமா. அந்த இயற்கை வளங்கள எவ்வளோ அழகா பாதுகாத்திருப்பாங்க. எவ்வளோ அழகான மருத்துவ குணங்கள் இருக்கும். அது நமக்காக தருதுன்ற ஒரு விஷயம் நம்ம கத்துக்கணும். மொதல்ல.
கண்டிப்பா. சரியா சொன்னீங்க.
அதனால, அந்த விஷயம்லாம் நமக்கே நமக்குடையது தான். இப்ப நம்ம வந்து ஒரு இயற்க்கையை காப்பாத்துனோம் அப்படின்னா, அது கண்டிப்பா நம்பள ஒரு நாள் காப்பாத்துங்க. அதே மாரி தான் அந்த மூலிகை போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அந்த மூலிகை போன்ற விஷயங்கள்லாம் வந்து நமக்கே வந்து நமக்கு ஏதோ ஒரு நோய் வரும்போதோ இந்த மாரி சமயங்கள்ல உதவும்.
சரியா சொன்னீங்க.
இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ப ஒழுங்கா இருந்தோம் அப்படின்னா அதாவது அந்த இயற்கையை க கா காத்து நெறைய விஷயங்கள் இந்த அ பொல்யூஷன் இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழகா தவிர்த்து நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்தோம் அப்படின்ன, இந்த நெறைய விஷயங்கள்லாம் சொல்றாங்க இல்லையா? அதாவது ஆர்க்டிக் ரீஜியனில அந்த அந்த ஐஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருகும். அதனால வந்து நெறைய தண்ணியெல்லாம் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? நெறைய ஆய்வுகள்ல்லாம். அப்ப அந்த மாரி விஷயங்கள்ல்லாம் ஏற்படாம இருந்தா தான் அப்ப அந்த மாரி விஷயங்கள் ஏற்படாம இருக்கணும் அப்படின்னா நம்ப வந்து ஒழுங்கா பார்த்துக்கிட்டா தானங்க? சுற்று சூழல. அது வந்து ஒழுங்கா இருக்கும்.
ஆமாங்க. சரியா சொன்னீங்க. ம். கண்டிப்பா. கண்டிப்பா. ஒரு சிறந்த கருத்த தான் நீங்க முன்னெடுத்து வச்சிருக்கீங்க. அப்புறம் இந்த நீங்க இந்த மாரி பாடங்கள் இயற்கைகிட்ட இருந்து நெறையா அந்த குருவியோட ஒரு தாய்மையாகட்டும், இந்த மாரி மழை மேகங்கள் போன்ற விஷயங்களாகட்டும், இது வந்து உங்க வாழ்க்கையில எப்படி இவுங்க இந்த நீங்க கற்ற பாடம் வெளிப்படுது? உங்க குடும்பம், வேலை அ சுற்றுச்சூழல்ல இல்லனா ஒரு சமூகத்தில, நீங்க எப்படி இதெல்லாம் ஒரு மாற்றம் ஏன்னா இப்ப பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு
கண்டிப்பாங்க. அ என்ன அப்படின்னா, அ இப்போ வந்து ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நீங்க சொன்னீங்கள்ள. அது எப்படி வந்து நமக்கு பிரதிபலிக்கும்? அப்படி நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா? என்ன அப்டின்னா, நம்ம வந்து இப்போ ஒரு இயற்கைய நம்ம பார்த்துக்கிட்டா, அது நம்ப பார்த்துக்கிற மாரி மனிதர்களும் வந்து அப்படிதான், இல்லையா? நம்ப வந்து ஒருத்தவங்கள அழகா வந்து பார்த்துக்டோம்ன்னா, அவங்களும் வந்து நமக்காக பண்ணுவாங்க. அப்டிங்கிற மாரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது ரொம்ப அழகா வந்து நமக்கு சொல்லி இருக்கும்.
சரி. சொல்லுங்க. சரிங்க. ம். கண்டிப்பா. கண்டிப்பா. சரிங்க.
கண்டிப்பாங்க. அப்போ இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, இயற்கை சார்ந்த ஒரு விஷயங்கள் வந்து, இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்க பெற்றோரையே எடுத்துக்கோங்களேன். அவங்க உங்கள அழகா பாத்து வெச்சிருப்பாங்க. நம்மளும் அவங்கள அழகா அவங்க வயசான வர் அ காலத்தில வரைக்கும் நம்ம பார்த்துக்ணும், இல்லையா? அந்த 2 விஷயம் அந்த வயஸ் வெர்ஷங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? அதே மாரி தான் இயற்கை வந்து நமக்கு அழகா சொல்லி தரும். நம்ப ஒரு வயசான ஒரு மரம் வந்து எவ்ளோ நம்ம காத்து நின்னாலும், அது அழகா நமக்கு ஒரு பழங்களோ, காத்தோ தருகிற மாரி, பெற்றோர்களையும் நம்ம அழகா பார்த்துக்கணும்.
சரிங்க. ம். கண்டிப்பா. ஆமாங்க. ரொம்ப ஒரு சிறந்த கருத்து. ஏன்னா இந்த காலங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா, பெற்றோர்லாம் கொண்டு போயி அனாதை ஆசிரமங்கள்ல விடுறதும். அ அவங்கள விட்டு வந்து தனியா விலகி போயிருக்கிறது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அது ரொம்ப ஒரு அற்புதமா நீங்க எடுத்து சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு நெறைய பக்குவம் இருக்குன்னு நெனைக்கிறேன்.
ஆமாங்க. நிச்சயமாங்க. அதாவது ஒண்ணுமே இல்ல. ஒரு வெத போட்டு அ ஒருத்தவங்க வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வீட்ல. அது ஒரு ஒரு சின்ன செடியா வளருது, ஒரு பெரிய செடியா வளருது ஒரு பழைய மரமா வளருது. அவங்க வயசான வரைக்கும் அது கூடவே இருக்கு. கூடவே இருந்து காத்து தருது, <swallows> ஆக்ஸிஜன் தருது, ஆப் நெறைய பழங்கள் தருது, இந்த மாரி விஷயங்கள்லாம் தரம்போது அதை நம்ம பார்த்துக்கிட்டோம். அது அழகா நமக்கும் வந்து நெறைய விஷயங்கள் கொடுக்குது இல்லையா! அதே மாரி தான் பெற்றோர்களும் நம்மள வந்து ஒரு விதை மாரி தான் அழகா பார்த்துட்டு வராங்க. அதே மாரி தான் ஒரு கட்ட காலத்தில அவங்க முடியாதப்போ நம்ம வந்து அழகா பார்த்துக்கணும்.
கண்டிப்பா. ரொம்ப சரியா சொன்னீங்க. வேற என்ன மாரி விஷயங்கள் அ இன்னுமே நீங்க கட்டுறத சொல்லலாம். ஏன்னா கேக்கறக்கு ரொம்போ இனிமையா இருக்கு.
நிச்சயமாகங்க. இன்னும் வந்து ஒரு சில காட்டு பகுதில எல்லா நீங்க போயிருக்கீங்களா? நெறைய அழகான விஷயங்கள் வந்து, இயற்கை வந்து நம்ம பாக்குறதுக்கு கத்து கொடுத்து இருக்குங்க. நம்ம எப்பவுமே வந்து, ஒரு செல்போனோ, ஒரு அ தொலைக்காட்சியோ இல்ல கணினியோ இந்த மாரியே வந்து எப்பொழுதும் பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? ஒரு வெளிய வந்து அப்பாற்பட்ட ஒரு விஷயம் எவ்வளோ அழகா பார்க்கணும். இயற்கையா பார்க்கணும். அதாவது ஒரு மனிதர்கள பார்த்தா, நமக்கு ஒரு வெறுப்புணர்வு வரும் இல்லையா? அந்த மாரி பார்க்கக்கூடாது. எல்லாருமே ஒரு நல்ல குணத்தோட, ஒரு இயற்கையோட பார்க்கணும் அப்படீன்னு சொல்லி சொல்லி குடுத்துருக்குங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படீன்னா, ஒரு ஒரு ஒருத்தவங்க வந்து ஒரு பூவ பார்க்குறாங்கன்னா அ ஒரு நா ஒரு எப்டி பார்ப்பாங்க? ஒரு சாதாரணமா அதோட நிறம் என்ன? அதோட செடி வந்து எப்படி இருக்குன்னு, அப்டிதான் பார்ப்பாங்க. நெறைய பேரு அத எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்ப்பாங்க இல்லியா?
கண்டிப்பா. ம். கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா.
அதே மாதிரி தான். ஒரு காடு பார்க்குறாங்கன்னா, என்ன பார்ப்பாங்க? ஒரு அடர்ந்த காடு இருக்கு. நெறைய வந்து, விலங்குகள்லாம் இருக்குன்னு பார்ப்பாங்க. ஆனா அதுக்குள்ள இருக்க அழகான விஷயம், யாரும் பார்க்க மாட்டாங்க. இல்லியா? அந்த அடர்ந்த காடுக்குள்ள நிறைய அழகான விஷயம் இருக்கும். அதே போல தாங்க, நம்ம மனசுலயும் வந்து, வெளித்தோற்றத்துல வந்து அழகா பார்க்காம, உள் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லி, நம்ம அழகா பார்க்கணும்.
கண்டிப்பா. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ அந்த க ந எனக்கு ஒண்ணு தோணுது, அத நீங்க சொல்லும்போது. இந்த நதி கூட பார்க்கும்போது வளைந்து நெலிந்து போகுறது. இல்லைனா அந்த மேடு பள்ளங்கள் ஏறி போம்போது, அது வந்து எவ்வளோ ஒரு வாழ்க்கை நமக்கு கடினமானாலும், நம்மளும் முன்னேறி போயிட்டிருக்கணும். ஒரு சில விஷயங்கள் அது வளைஞ்சு நெளிஞ்சு, அந்த வழிகளுக்கு ஏத்த மாரி போகுது இல்லைங்களா? அப்படி போகும்போதும், அந்த நமக்கு வாழ்க்கையில நிறைய அந்த மாரி வளைவு, சுழிவுகள் தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா, நம்மளும் அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாரி அடாப்ட் பண்ணி போலாங்கிற மாரி கூட சொல்லுது இல்லைங்களா?
சரிங்க. ஆமாங்க. கண்டிப்பாங்க. ரொம்ப நீங்களும் அருமையா சொன்னீங்க. நிச்சயமாங்க. கண்டிப்பாங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த ஒரு விஷயமும், ரொம்ப அழகான விஷயம் இது.
கண்டிப்பா. இந்த இயற்கையிலந்து நீங்க கற்ற பாடங்கள் வந்துட்டு, ரொம்ப ஒரு தெளிவா ஏன்னா அந்த தாய் குருவி பத்தி சொல்லும்போதே, உங்களோட அழகான ஒரு மனப்பான்மை வெளியே வந்துருச்சு. அதே போல இந்த ஒரு பெரிய மரம், அது வந்துட்டு என்ன தான் பட்டுப்போற நிலைமையில இருந்தாலும், அதோட குழந்தைகளாகட்டும், ஆனா, நம்ம வளர்த்தவங்களுக்காகட்டும், ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு காசு அவங்களால வரக்கூடிய பலன்கள், ஒரு மருந்துக்கு யூஸ் ஆகறதாகட்டும், பழங்கள், அந்த கிளை, அந்த நிழல் கூட கடைசி அது சாகுற வரைக்கும் நமக்கு இருந்து அ ஒரு இது குடுத்துட்டு தான் போகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ரொம்ப
கண்டிப்பாங்க.
அழகா எடுத்து சொன்னீங்க. உங்க கூட பேசினதுக்கு மிகவும் மகிழ்ச்சிங்க. நன்றி!
நன்றி.